பொதுவாவே பார்த்தீங்கன்னா பாடல்கள் அப்படீன்னு வரும்போது இசை, அது எல்லாமே வந்து எல்லோருக்குமே மன வந்து ரொம்ப உள்ள ஈர்க்கற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுல மொழி அப்படீன்ற ஒரு விஷயம் கலக்கும்போது அதுவும் நமக்கு புரியற மாரி இருக்குற மொழி நம்ம தாய் மொழியோ இல்ல நமக்கு தெரிஞ்ச மொழியோ இருக்கும்போது "அந்த பாடலோட அந்த ஸ்பரிசமே வந்து வேற மாரி இருக்கும்." அந்த மாரி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? அத உங்களால பகிர்ந்துக்க முடியுமா?
ம். ஆமாங்க. ஆ கண்டிப்பாங்க. இப்ப எனக்கு இந்த பாடல்கள்ன்னு எடுத்துட்டாலே வந்து, தமிழ் பாடல்கள் தான் எனக்கு எப்பயுமே வந்து இனிமையா இருக்கிற மாதிரி எனக்கு தோனும். அது எப்பயுமே வந்து சரி. அ சின்ன வயசுலேந்து சரி இப்ப வரைக்குமே வந்து சில பேர்லா என்னுடைய தோழிகள்லா சொல்லுவாங்க அ இப்ப கல்லூரி காலங்கள்லயும் சரி பள்ளி காலங்கள்லயும் சரி இந்த மாரி பாடல்கள்ல பாரேன். இந்த இந்த ஹிந்தி பாடல்கள் பாரேன் அந்த ஆங்கில பாடல் பாரேன் இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்குன்னு. நானும் என்னடா இவ்வளோ வந்து விருப்பப்பட்டு வந்து இந்த பாடல் நல்லாருக்கு நல்லாருக்குன்னு விரும்புறாங்களே நம்மளும் கேட்டு பார்ப்போம், அப்படின்னு சொல்ட்டு நான் கேட்பேன். ஆனா அந்த பாடல் வந்து நல்லா இருக்கும். ஆனாலும் அந்த இத ஒரு தடவை தான் என்னால வந்து அதை வந்து ரசிக்க முடியுது அந்த பாடல வந்து.
புரியுதுங்க. மனச தொடறா மாரி இருக்காது. அது வந்து ஏன்னா அந்த மொழி வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு அ என்ன சொல்வாங்க அறிவு மொழியறிவு நமக்கு கம்மியா இருக்குறதுனால அந்த பாடலோடு ஒரு கண ஒரு தொடர்பே நமக்கு வராது. நம்ம தாய்மொழி தமிழ்லயோ இல்ல நமக்கு தெரிந்த மொழிகள்லயோ நம்ம கேட்கும்போது, அது வேற மாரி இருக்கும். அது தாய்மொழினா இன்னும் வேற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா?
ஆமா. ம். ம். ஆமா. ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அது நம்ம மனத வந்து ரொம்ப தொட்ற மாதிரி இருக்கும். நம்மளுடைய தாய்மொழிங்கிறது வந்து எப்ப கேட்டாலும் வந்து இப்போ பழைய பாடல்களும் சரி. அ நல்ல கருத்துள்ள பாடல்களும் சரி எந்த பாடல்களா இருந்தாலும், அந்த தமிழ் பாடல்கள் நம்ம கேட்கவும் தான் அப்பாடா அப்படின்ற மாரி. ஏன்னா நான்லா ஏதாவது ப ஏதாவது பஸ்ஸில வந்து பயணம் பண்ணும்போதோ இல்லைனா யாராவது வந்து பாடல்கள் வந்து இந்த சில பேரு இப்படி விரும்புறாங்க அந்த ஆங்கில பாடல்களும் சரி, அந்த ஹிந்தி பாடல்களும் சரி இது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெண்டுக்காகவா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி பாடல்கள் வந்து ஒளிபரப்பேயல எனக்கு வந்து ஒரு மாதிரி தான் அது இருக்குது. அது எப்படினா அது ரசிக்கவே என்னால வந்து இடம் கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு தமிழ் பாடல போடுவாங்க பாருங்க. அப்புறம் தான் அப்பாடா <chuckles> எனக்கு இப்ப தான் எனக்கு கேட்குற மாதிரியே ஒரு இது இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட மனநிலை வந்து அந்த மாதிரி எனக்கு ஆயிரும். ஏன்னா தமிழ்ல உள்ள ம்.
புரியுதுங்க. அதாவது உணர்வுகளோட வந்து அது அந்த மாரி பாடல்கள் கலக்காது. நம்ம உணர்வுகளோட நம்ம ந இந்த தமிழ் பாடல்கள் வந்த உடனே கலக்க ஆரம்மிச்சுரும்.
கண்டிப்பாங்க. அந்தமாரி இருக்கயில தான் நமக்கு வந்து அதோடைய பாடல் வரிகள் எல்லாமே வந்து, நமக்கு அ கேட்க ரசிக்க எல்லாமே நமக்கு பிடிக்குது. அ நான் கேட்பேன். மற்ற மொழியில வந்து ரசிக்கிறவங்கள்ட்டலாம் கேட்பேன். உனக்கு வந்து அ இந்த ஹிந்தி தெரியாது. ஆனா, நீ எப்படி நீ இத ரசிக்கிற? அப்பிடின்னு கேட்டா, அது <chuckles> அந்த, அந்த அ பாடல் வந்து நல்லாயிருக்குது. அவுங்க எல்லாரும் படிக்கிறாங்க. நமக்கும் அது கேட்க நல்லாயிருக்கு அப்பிடின்றாங்களா, அப்ப எல்லாரையும் எல்லாரும் அவுங்களுக்கு பிடிச்சா பிடிக்குதோ இல்லயோ ட்ரெண்டிங்குக்காக அ பின்தொடர்ந்து மத்தவங்கள பின்தொடர்ந்து அவுங்களும் அத கேட்கணும், அப்பிடின்ட்டு ஒரு கேட்குறாங்க போல. நம் எனக்கு வந்து என்னுடைய நினைப்பு நான் அப்பிடிதான் நினைப்பேன். அவுங்க வந்து மத்தவங்கள பின் தொடர்ந்து கேட்குறாங்க. நமக்கு என்ன பிடிக்கும் அப்பிடின்றத வந்து இங்க யாருமே வந்து எங்க தாய்மொழி பிடிச்சவங்களுக்கு கூட, இந்த மத்தவங்களுக்கு அது பிடிக்குதே அப்பிடின்னு நனச்சுட்டுகூட அந்த மாரிலாம் பிடிக்குதுன்னு சொல்றாங்க இந்த பாடல்கள்லாம். ஆனா, நான் எப்பயுமே வந்து எனக்கு வந்து பிடித்த பாடல்கள் வந்து தமிழ் பாடல்களா தான் இருக்கும். அத மட்டுமே வந்து எப்பயுமே நான் ரசிப்பேன். என்னுடைய தோழிகளுமே சரி ம் யால் எல்லாரும் சொல்லுவாங்க. அ "நீ என்ன எப்ப பாத்தாலும் இந்த பாட்ட தான் கேட்கிற, தமிழ் பாட்டு இத தான் கேட்குற. ஏன் இதையும் நீ கேட்டுப்பாரு. இத கேட்டு பாருன்னு" சொல்லுவாங்க. அவுங்கள் விருப்பத்துக்காக ஒரு தடவையுமே கேட்பேனே தவிர, மறுபடியும் அத நம்ம கேட்கணும் அப்பிடின்ற ஒரு ஆர்வமோ அந்த ஒரு ஆசையோ எனக்கு இருக்கவே இருக்காது. <chuckles> அது வந்து அதுக் ம்.
ஆமாங்க. <sniffs> உண்மைங்க. புரியுதுங்க. அதாவது அவுங்க சொல்றத அவுங்க வெறும் இசைய மட்டும் ரசிக்கிறாங்க. நீங்க இசை மட்டும் இல்லாம, அந்த மொழியோட இதையும் அந்த பாடல் வரிகளையும் நீங்க ரசிக்கிறீங்க. ஒரு பாடல பாடலா ரசிக்கிறீங்க நீங்க. அவுங்க வெறும் இசையா ரசிக்கிறாங்க. அவளதான் வித்தியாசம், என்ன கேட்டா. அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன் நானு. உங்க அபிப்பிராயம் என்னங்க?
ஆமா. ஆமா. அ, கண்டிப்பா. நீங்க சொல்றது ஒரு அ சரியான ஒரு விஷ் இதுதான். ஏன்னா அவங்க வந்து நீங்க சொன்ன மாரி அந்த இசைய மட்டும் தான் அவங்க வந்து ரசிக்கிறாங்க. ஏனா அவங்களுக்கு தான் அந்த வரியுடைய பொருள் தெரியலையே! நானும் கேட்பேன். அந்த இது அந்த பாடல் பிடிக்குதுன்னு சொல்றியே, அப்ப அந்த பாடலுடைய வரிகள்ல என்ன சொல்ல வராங்க? என்னன்னு சொல்லுனா, "அதெல்லாம் யாருக்கு தெரியும். நான் வந்து அது நல்லாருக்கு அந்த இசை." அதான் நீங்க சொன்னது போல அந்த இசைய தான் அவங்க வந்து ரசிக்கிறாங்க. அ மத்தபடி அதோடைய வரிகளோ, அதுவா அந்த பல்லவி இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு வந்து தேகி தேவையில்ல அந்த இசை மட்டுந்தான். ஆமா அதனால அவங்க அந்த வெறும் இசைய கேட்கறாங்க. நான் வந்து எப்டின்னா, என்னுடைய இசையுடைய அ சுவை எப்டி இருக்குன்னா? அந்த பல்லவி சரி, அதோடைய இசை சரி, எல்லாமே வந்து எனக்கு புரியிற மாரி நல்லா கேட்குற மாதிரி இருந்தா தான் எனக்கு அந்த பாடல் வந்து ரசிக்கவே தூண்டும். அப்டிங்கம்போது எப்பயுமே நம்ம தமிழ் பாடல்கள தான் வந்து நமக்கு புரியும். அது எப்பயுமே தெரிஞ்சthuதான? தாய்மொழி வந்து நமக்கு நல்ல தமிழ் பாடல்கள் தெரியும். இசையும் வந்து ஒரு நல்ல அ இசை வந்து கலந்து இருக்கும்போது இன்னும் நமக்கு கூடுதலாவே பிடிக்கும். அ இப்ப இருக்குற பாடல்கள் எல்லாமே பிடிக்கலன்னாலும், ஒரு சில பாடல்கள் நல்ல பாடல்களும் இருக்குது. அது வந்து நமக்கு கேட்கக்கூடியதாகவுமே எனக்கு வந்து இருக்குது. ஏனா பல கவிஞர்கள் வந்து அ ஒரு சில க கவிஞர்கள் வந்து ந நல்லா வந்து எழுதுவாங்க அந்த கண்ணதாசன் சரி, இளையராஜா, ஏஆர் ரகுமான் அவங்களுடைய அந்த வரிகள்லாம் வந்து அ ஒரு சில வரிகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். இந்த "ரோஜா, ரோஜா" சாங்லாம் வந்து பாத்தோம்னா, அது அதோடைய இசை அந்த வார்த்தைகள், அந்த வரிகள் அதெல்லாம் வந்து நல்லா இ அ மென்மையா இருக்கும். எனக்கு அது வந்து எத்தன தடவ கேட்டாலும் அ எத்தன வருடத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்தது? அந்த பாடல் வந்தது? ஆனாலுமே நமக்கு இப்ப கூட அத வந்து ஒரு நல்ல ஒரு சவுண்டா வச்சு கேட்க நமக்கு வந்து தோணும். அந்த மாதிரி வந்து என்னுடைய தாய் மொழியில வந்து எனக்கு கேட்கறது வந்து அவ்ளோ அ ஒரு உணர்ச்சி உ அ எப்டி சொல்றது? அந்த பாடல் வந்து அவ்ளோ ஒரு நல்ல ஈர்ப்ப குடுக்குது. ஆனா அந்த மற்ற மொழிகள் வந்து அ எனக்கு அந்த அளவு எவ்வளோதான் அது வந்து இந்த ஹிட்டுன்னு சொல்லுவாங்கல்லையா? அந்த இந்த ஹி மற்ற மொழியில வந்து இந்த பாடல்கள்லாம் வந்து ஹிட் ஆயிருக்கு அப்டின்லாம் சொல்லுவாங்க. அப்டினாலுமே, நமக்கு வந்து அந்த பாடல் ரசிக்கிறதுக்கு வந்து அந்த அளவு இடம் கொடுக்காது.
புரியிதுங்க. ஆமா. தெரியறதில்ல. புரியிதுங்க. அதாவது உங்களோட, இது எ எண்ணங்கள் எப்டினா, அந்த வரிகளோட சேர்ந்திருந்தா தான் உங்களுக்கு பிடிக்கும்ன்றத வந்து நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க. இப்போ, உங்களுக்கு அந்த மாரி வரிகளோட பிடித்த பாடல்கள்னு இருக்கும் இல்லியா?
ம். ஆமாங்க.
அது வந்து அத பத்தி நீ எதாவது பாடல்கள் உதாரணத்துக்கு, அந்த மாரி சொல்லி உங்களால அத பத்தி பேச முடியுமா?
ம் கண்டிப்பா. அ அ பழைய பாடல்கள்னு எடுத்துட்டோம்னா, அ ரொம்ப பழைய பாடல்கள், அ கண்ணதாசன் சரி, அ அதுக்கப்பறம் வைரமுத்து எழுதுனதெல்லாம், இந்த ஒரு சில பாடல்கள் 1, 2 நல்லா இருக்கும் அவருடையது வந்து. அந்த கேட்கவே, அந்த அந்த சிம்ரன் பாடல காதல் கடிதம் தீட்டவே, மேகமெல்லாம் காகிதம். அப்டிங்கும்போது அது ஆமா. அத வந்து வர்ணிச்சு அவரு அது சொல்லிருப்பாரு. அந்த மேகமெல்லாம் காகிதம் அப்டிங்கும்போது, அதெல்லாம் ப நமக்கு கேட்கைல அ அந்த வரிகள் நம்ம அழகா காதுல விழுகுது. அப்ப நம்ம அத ஒப்பிட்டு பாக்குறோம். அது எப்டி அவங்க சொல்றாங்க? அந்த வானம் முழுதும் வந்து நீலம் இருக்கு. அப்டின்னு சொல்லிட்டு அது அழகா அந்த வர்ணிக்கையில, நம்மளே அந்த இசைக்கு மயங்குற மாதிரி இருக்கும். கேட்டுக்கிட்டே நம்ம தாளம் போடுற மாரிலாம் இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள். அப்றம் கண்ணதாசன் தத்துவ பாடல்கள் இப்டின்னு சொல்லிட்டு, நம்ம நம்ம தாய்மொழில வந்து அ எல்லாத்துக்கும் எடம் இருக்கும். ஒரு இறந்தவர்களுக்குனு ஒரு சில பாடல்கள் வந்து பாடுவாங்க. அந்த பாடல் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்பறம் வந்து ம் அப்டி நம்ம மனநிலைக்கு ஏற்ற மாரி பாடல்கள்லாம், நம்ம தமிழ் மொழில மட்டும்தான் நம்ம வந்து உணர முடியும், ரசிக்க முடியும். மற்ற மொழில வந்து அது என்னதான் எடுத்தாலும், எவ்வளோதான் எடுத்தாலும், நமக்கு வந்து அந்த ஒ ஒரு ஈர்ப்போ அந்த உணர்வோ, அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து எடம் குடுக்காது. இந்த தமிழ் பாடல்கள்ல மட்டும்தான் நமக்கு வந்து, அந்த எல்லா வகையான ஒரு உணர்ச்சிகளும், உணர்வுகளும் வந்து இதுலதான் நமக்கு வரும். ஒரு அழுகைன்னாலும் சரி, சந்தோஷம்னாலும் சரி, எல்லாமே வந்து நம் இந்த பாடலோடதான் சேர்ந்தே வரும் நமக்கு. நம்ம நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைல இருக்கைல, இந்த சந்தோஷமான பாடல்கள், வரிகள், அதெல்லாம் கேட்டுட்டு, நம்ம அ ஒரு சமைக்கையிலயும் சரி, ஏதோ சரி ஒரு சின்ன ஒரு நடனமாடிக்கிட்டே கூட நம்ம இந்த மாரிலாம் செய் ரசிப்போம். அதே இது கொஞ்சம் சோகமா இருக்கேல, ஒரு தத்துவ பாடல்கள் கேட்கேல, ஆமா, இதுதான்டா வாழ்க்க! அப்டின்னு சொல்லிட்டு நம்ம நெனைக்றதெல்லாம் உண்டு. இந்த மாரி வந்து நம்ம ம் நம்ம மொழிப் பாடல் வந்து நம்மளோட ஒன்றிணைந்தே இருக்குது. தமிழ் மொழியும் சரி நம்மளுடைய ரசனை.
அழகான பாடல்ங்க. ஆமாங்க. புரியுதுங்க. ஆமாங்க. புரியுதுங்க. புரியுதுங்க. ஆமாங்க. கொஞ்சம் நேரம் முன்னாடி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லயா, அந்த இசையை மட்டும் அவங்க ரசிக்கிறாங்ன்ற மாரி. இப்போ நிறைய தமிழ் பாடல்கள் வந்து அந்த மாரி தான் இருக்கு. வெறும் இசை மட்டும் தான் நமக்கு கேட்குது. பாடல் வரிகள் புரியறதே கிடையாது. அதிலயும் வார்த்தைகள் என்ன வார்த்தை போடுறான்னே தெரியல. அந்த மாரி பாடல்களைப் பத்தி உங்களோட கருத்து என்ன?
ம். ம். ஆ இப்போ அந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து அ இப்போ இருக்கிற அ தலைமுறைகள் வந்து ரசிக்கிறாங்களா? இல்ல என்ன காரணத்துக்காக, ஏன்னா ஒரு சில பாடல்கள் தான் இப்படி இருக்கு. அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட சரி அந்த மாதிரி இருக்கு. அப்படின்னு விட்றலாம். இப்போ எல்லா பாடல்களுமே கொஞ்சம் வந்து அதிகமான இசைய வந்து வச்சுட்டு அந்த பாடல் வரிகள்லாம் வந்து குறைச்சிடுறாங்க. இல்லேன்னா கேக்க புரிய மாட்டேங்குது. நம்மளுடைய இதே வந்து
புரியவும் மாட்டேங்குது. அது என்னன்னே தெரியமாட்டேங்குது.
<chuckles> ஆமா, அது அதுக்கு பொருளா என்னன்னு தெரியல. கேட்டா இது இப்படின்னு சொல்லி இந்த தலைமுறை வந்து அதை சொல்றாங்க. அது நல்லாதானே இருக்கு. அது இந்த இப்போ ஏதோ ஒரு பாடல் இந்த டியூட்டில வந்துட்டு என்னமோ, டென் தௌசண்ட் ஆராது அப்படின்னு சொல்லிட்டு வரவும். என்னாது அது எனக்கு <chuckles> ஒன்னுமே புரியலையே! ஒண்ணு முழுக்க முழுக்க அந்த தமிழ் வரிகள் உள்ள பாடல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லாயிருக்கும். ஆனா இந்த மாதிரி கலந்து வரது
ஆமாம். டியூடுன்னு ஒரு படம் வந்ததுங்களா?
<laughs> ஆமாங்க டூயுடுன்னு ஒண்ணு வந்ததே இப்ப சமீப காலமா. அந்த பாட
ஓ! நான் அ அந்த அளவுக்கு தான் நான் இருக்கேன்னா பாத்துக்கங்க. <laughs>
<laughs> அதான் அந்த பாடல் வந்து அந்த மாரி ரொம்ப ஒண்ணுமே புரியாது. என்னமோ "டென் தௌசண்ட் ஆரா" அப்டின்னு விறு விறு விறு விறுன்னு அந்த வரிய சொல்லவும். ஆனா இந்த தலைமுறை "இதுக்கென்ன! இந்த பாட்டு அருமையா இருக்குது!" அப்டின்னாங்க. "அப்டியா, அந்த பாடல் வரிகள கொஞ்சம் சொல்லுங்கன்னா, எ அதுவே புரியல. எல்லாம் கலந்து மற்ற மொழியோட அந்த ஆங்கிலம் அதோட கலந்து வரனால ஒண்ணுமே புரியல பாடல். அந்த இசை மட்டும் என்னமோ வருது. திடீர்னு என்னமோ சொல்லுது. எனக்கு உண்மையாவே எனக்கு இது சிரிக்கவா? இல்லனா நம்ம கஷ்டப்படவா? இப்டி ஒரு பாடல் எடுத்தது அப்டின்னு நினச்சு எனக்கு தோணுச்சு. அ நமக்கு எப்பயுமே வந்து அந்த தமிழ் அ தமிழ்ல மற்ற வார்த்தைகள் கலக்கையிலயே, அந்த பாடல் வரிகள் வந்து எனக்கு பிடித்தம் இல்லாம ஆயிடுது. ரசனையே இல்லாம ஆயிடுது. தமிழ்னா அந்த முழுக்க முழுக்க அந்த தமிழ் சேர்ந்த அந்த வரிகள் கோர்த்து அந்த மாரி பாடல்கள் வந்து தான், நமக்கு வந்து கேட்கவே ஒரு இனிமையான ஒரு இத வந்து நமக்கு கொடுக்குது. அ இந்த இப்ப இ அ சமீப காலமா கூட இந்த இளையராஜா பாடல் பாடல்கள் வந்து, வடி "வழி நெடுக காட்டு மல்லி," இந்த மாரி பாடல்கள் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா, அது முழுக்க முழுக்க அந்த அ த தமிழோட எந்த ஒரு ஆங்கிலமும் கலக்காம அந்த பாடல் வந்து இருந்ததா, அது வந்து கேட்கவே கொஞ்சம் அருமையா இருந்துச்சு. இந்த மாரி பாடல்கள் தான ம்.
புரியுதுங்க. புரியுதுங்க. உண்மைய சொல்லணும்ன்னா, இப்போ ஒரு கேள்வியாவே அத வக்கலானு நினைச்சேன். இப்போ ப இப்ப இந்த காலங்கள்ல காலகட்டங்கள்ல அந்த மாரி ஒரு பாட்டு வந்து, நீங்க ஏதாவது ஒண்ணு ரசிச்சீங்களா அப்டின்னு கேட்கலான்னு வந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க. "வழி நெடுக காட்டுமல்லின்ட்டு." ரொம்ப அழகான பாடல் அது.
<chuckles> ஆமாங்க. ஆமா. ஆமா. அது நல்லா தமிழ் வரிகள் நல்லா கோர்த்து அதனுடைய இசையும் சரி அந்த இதுவும் நல்லா கலக்காம நல்லா இருந்தது அது. எனக்கு அந்த பாடல் கேட்க இனிமையாகவுமே இருந்தது. <snorts>
புரியுதுங்க, புரியுது. அதமாதிரி வந்து வேற ஏதாவது பாடல்? அந்த ஆ இப்போ ஒரு 10 வருடங்களுக்குள்ள அத மாரி உங்களுக்கு பாதிச்ச ஒரு பாடல் இருக்கா?
ம். ம். ம். ஆ, ஆ. இப்ப ஆனா க ச கடைசியாக ரொம்ப இந்த இளையராஜா பாடலேயே வந்து கொஞ்சம் நல்ல அந்த இருந்த பாடலே இந்த இந்த படத்துல வந்து 2 பாடல்கள், அந்த 2 பாடல்கள்ல இந்த, "வழிநெடுக காட்டு மல்லி" அப்புறம் வந்து இன்னொரு 1 பாடல் இருக்கும். அதுவும் ஒரு அருமையான பாடல் தான். எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வரல. ஆ அந்தமாரி இளையராஜா பாடல்கள் எழுதுனதுல வந்து ஆ ந ப நெறையா வந்து இருக்குது. சமீப காலமா 1 2 அ ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள் தான் இருக்குற மாரி இருக்குது. டக்குன்னு நமக்கு நினைவுக்கு
ம்ஹ்ம். புரியுதுங்க. ம்ஹ்ம். உண்ம, உண்மைங்க. நீங்க சொல்றது 100/100 உண்ம.
ம். ஏனா முந்திக் அ ந நம்ம அடிக்கிக்கிட்டே போலாம் நெறைய பாடல்கள் வந்து, "நல்லாருக்கு! நல்லா இருந்தது!" ஆனா இப்ப இருக்குற காலகட்டத்துல யோசன பண்ணி பண்ணி ஒரு சில பாடல்கள் தான் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள் வந்து நம்ம சொல்ல முடியிது. அவ்வளோ வந்து இந்த ம் தலைமுறையுடைய ரசனையும் வந்து மாறுதா? அப்டின்ற எண்ணம்லாம் எனக்கு வருது. ஏனா அவங்க அந்த மாரி ரசிக்கிறனால அவங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி பாடல்களா வந்து அவங்க வந்து இசையமைக்கிறாங்க, இந்த மாரி பாடல் வரிகள்லாம் எழுதுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாடல் வரிகள்லாம் ஆ ஆ தமிழ் க தமிழோட வேற எதையும் கலக்காம இருந்திருக்கலாம். அதே மாதிரி நல்லா புரியிற மாரி அந்த பாடல்ல வந்து ஆ படிச்சுருக்கலாம். இந்த மாரிலாம் எனக்கு வந்து தோணுது மொழியில வந்து பாடல்கள் இது இசையமைக்கேயில.
புரியுதுங்க. உண்மைதாங்க, உண்மைதான். நீங்க சொன்னது உண்மதான். அத வந்து நம்ம அங்க கேட்டோன்னு வச்சிக்கோங்களேன். என்ன சொல்லுவாங்கன்னா, "அவங்க போட்றாங்களா அதனால தான் நாங்க கேட்கிறோம்"ன்டுவாங்க அந்த மாரியும் போயிடும். இவ்வளோ அழகா வந்து ஒரு மொழி, ஒரு பாடல்களுக்கு எவ்வளவு தேவை? அதுல பார்த்து அந்த மொழியும், ப அந்த இசையும் அ சேர்ந்தது தான் பாடல், "அப்டிங்கறத" பத்தி வந்து ரொம்ப அழகா வந்து நீங்க சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த நாள் உங்களுக்கு வந்து இனிய நாளாக அமைய நான் ரொம்ப வாழ்த்துறேன். மறுபடியும் பேசறதுக்கு ஒரு வாய்ப்பு கெடச்சா, கண்டிப்பா பேசலாங்க. ரொம்ப நன்றி.
ம். <laughs> ம். உங்க கூட பேசினதும் ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றிங்க.